அதில பார்த்தீங்கன்னா, அவுங்க வந்து டாக்டராவும் நான் வந்து பேஷ நான் வந்து நர்ஸாவும் டாக்டர் என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, பேஷண்ட்லாம் வெயிட் பண்றாங்க. அந்த எடத்துல பேஷன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீச்ச அது ஸ்டூடண்ட்ஸ். ஆ, பெரிய டாக்டர் என்ன எங்கன்ட்டு அவுங்க என்ன கேட்குறாங்க? பெரிய டாக்டர் வந்துட்டே இருக்கிறாங்க, வாங்க சீக்கிரம் போலாம் அப்பிடின்றேன், நானு. பெரிய டாக்டர் யாருன்னா மிஸ். <laughs> அப்புறம் கொஞ்ச நேரத்தல பார்த்தீங்கன்னா, நான் டாக்ட்ரு, அந்த பொண்ணு நர்ஸு. அந்த பொண்ணு சொல்லும். அ. பெரிய டாக்டர் ஆப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன கேக்கும் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன அர்த்தம் அப்பிடின்னா பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா <laughs> ஆ நான் சொல்லுவேன் ஆரம்பிச்சுட்டாங்க. பாதி தூரம் போயிட்டாங்க. ஆ ஆப்ரேஷன் முடிச்சு தையல் போட்ற டைம் வந்துருச்சு. வாங்கா நம்ம சீக்கிரமா
அஹ. ம். ம். சரிங்க. ஆஹ! சரி, சரிங்க. <chuckles> <laughs> அ. கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்க அருமைங்க. ம். அஹ.
<chuckles> ஜாயின் பண்ணிர்லாம். அப்பிடின்ட்டு. அப்ப அவுங்க வந்து ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. குச்சி, புக் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப விடுபட்ட அந்த கான்வர்சேஷன் மறுபடியும் தொடரும் எங்களுக்குள்ள. அ இந்த ஆயுதம் இல்லாம உங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியாதாம் சீக்கிரம்
ம். சரிங்க. ஓஹோ! ஏங்க இந்த நான் எதிர்பார்க்கவே இல்ல, இந்த கற்பனை திறனுக்கு.
<laughs> அப்பிடின்னு சொல்லுவாங்க. அப்பிடின்னு நாங்க சொல்றது. இப்ப ஒரு ம் அட்டனன்ஸ் எடுத்துட்டு போணுனா. இந்த ரெக்கார்ட்லாம் பேஷன்ட் பத்திலாம் எழுதி வச்சிருக்காங்களாம். வாங்க சீக்கிரம் கொண்டு போய் குடுத்துர்லாம் அப்பிடின்னு. இந்தமாரி நாங்க வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு போவோங்க. ஆனா, இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமாரி கண்ணா பின்னான்ன இங்கிலீஷா தான் இருக்கும். ம். இந்தமாரி ஒரு ஜ அந்த இங்கிலீஷே வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா நாங்க பேசுவோங்க. படிச்சது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். ஒரு ஜாலியா அப்பிடியே ஒரு படப்படப்பு இல்லாம, ரொம்ப ஒரு கூ <tsk> எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப கூலா அப்பிடியே பேசிட்டு போவோம் நாங்க.
ம். ஓஹோ! ம். ஓஹோ! பரவால்லேங்களே! அதான், அதாங்க. புரியுது. ம்ஹ்ம். அருமைங்க. சேரி, சேரிங்க. ம். ம்ஹ்ம். அருமைங்க. இப்போ அந்த நேரத்தில ஸ்டைலா பேசணும் அப்பிடிங்கிற ஆசையும் இருந்துச்சுங்களா உங்களுக்கு?
இந்தமாரி ம். ஸ்டைலா பேசணும்னுலாம் ஆசை இருந்துச்சுங்க. ஆனா நாங்க அப்ப ட்ரை பண்ணல அத. அப்போதைக்கு பேசுனா மட்டும் போதுன்னு நெனைச்சோம். ஆ நாளடைவுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாற்றம் என்கிட்ட தெரிய ஆரம்பிச்சதுங்க. இப்போ இங்கிலீஷ்ல கடகடன்னு பேசுறதுல என்ன அடிச்சுக்கிட்டா, யா எனக்கு நிகரா யாரும் இல்ல. அப்பிடின்தான் நான் சொல்லுவேன் நானு. எழுதுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும். நான் வேல செய்யிற இடத்துல சொல்லுவாங்க. எப்பிடி இவ்ளோ கடகடன்னு இங்கிலீஷ் பேசுற. எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா பேசுன்னு சொல்லுவாங்க. ஆ தாய்மொழிய விட தாய்மொழியும் ஆ என்னால வேகமா பேச முடியும். ஆனா ஆங்கிலம் ம் அ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யாருக்கும் அவ்ளோ சீக்கிரம் வே அதுவும் பேசுவாங்க ஆனா வேகமா பேச மாட்டாங்க, பிழை இல்லாம. ஆனா நான் வந்து அந்த ஒரு பழக்கத்த வந்து ஆ சின்ன வயசுலருந்து நான் கத்துக்கிட்டனால, எனக்கு ஒரு மாற்றத்த ஒரு பெரிய மாற்றத்த குடுத்துச்சு. என்ன ஒரு பெரிய மாற்றன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நல்ல பொறுப்புகள வந்து எனக்கு காமிச்சு குடுத்துச்சு.
<laughs> சேரி, சேரிங்க. ஆ. ஆஹ! சேரி, சேரிங்க. ஆஹ! ஆ, அருமைங்க. ம்ஹ்ம். ம். ம். <laughs> சேரி, சேரிங்க. ம். ஓஹோ! சேரி, சேரிங்க. ஆஹா! ம்.